ஆ, நான் மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம ஏற்கனவே நாம வந்து ஒரு மைண்ட் அப்செட்ல இருப்போம் ஒரு சிலர் வேணும்னே நம்ம வந்து நோண்டுவாங்க. நம்மள கோபப்படுத்தணும் அப்டிங்கறதுக்காகவே நோண்டுவாங்க அந்த மாரி இருக்கவங்கள நாம கண்டிப்பா அவாய்ட் பண்ணிர்ணும். அந்த நேரத்துல நாம அவங்க கூடப் பேசும்போது கண்டிப்பா ஒரு வாக்குவாதம் ஆகும். <tsk> அவுங்களுக்கு நம்ம நெலமைய அவங்க புரிஞ்சுக்கிற மன நிலயிலே இருக்க மாட்டாங்க. அவுங்களுக்கு ஒரு ஃப்ன் வேணும். சும்மா ஜாலியா கலாய்க்கனும்ன்றதுக்காக வந்து பேசுவாங்க <laughs> அந்த நேரத்துல அவங்கள்ட்ட பேசு ம்.
ஆமா. ம். ஆமா. <laughs> கண்டிப்பா. ம். ம். ஆமா. நீங்க நீங்க அவாய்ட் பண்ணா அவங்க ஒதுங்கிப்பாங்களா?
ஆ 1 டைம் வருவாங்க. 2 டைம் வருவாங்க. நம்ம அமைதியாவே உட்கார்ந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன, அ இது எவ்ளோ நேரம்தான் வந்து வந்து பா பேசுவாங்க.
ஓஹோ! ஆ சரிங்க.
அதுமட்டுமல்லாம நான் வந்து எல்லா நேரங்கள்லயும் அமைதியா இருக்க மாட்டேங்க. நான் அமைதியா இருந்தாலும் அவுங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதாவது எப்பயுமே நம்ம அமைதியா இருக்கோங்கிற பட்சத்துல அவுங்க நோண்டவே மாட்டாங்க. அது ஒரு பக்கம்
ம். புரியுதுங்க.
நான் வந்து எல்லா நேரத்துலயும் நானா அவங்கள்ட்ட போய் ஜாலியா சந்தோஷமா பேசுவேன்.
ம்.
என்னைக்கோ ஒரு நாள் பேசல அப்டின்னா சரி, அவன் ஏதோ மன கஷ்டத்துல இருக்கான் அப்டி ஒரு சிலர் விட்ருவாங்க. ஒரு சிலர் நம்ம கூட வந்து உட்கார்ந்து ஆறுதல் சொல்லுவாங்க.
சரிங்க.
அந்த மாரி நேரத்துல நான் அதிகபட்சம் யார் பேசுறது, யார்ட்டயும் நான் பேசவும் மாட்டேன். யாரு பேசனாலும் நான் காது குடுத்து கவனி முக்கியமா கவனிக்க மாட்டேன். அவங்க ஒரு சிலர் வந்து என்னைய விடப் பெரிய மன அழுத்தத்துல வந்து என்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுவாங்க.
ம். <laughs> ஆ நீங்க என்ன பண்ணுவீங்க? "போப்பா அந்தப் பக்கம்" நானே அப்டித்தான் இருக்கேன். "போப்பா அந்தப் பக்கம்" ஆ, சரிங்க
அந்தம் <laughs> ஆ, ஆனா நிஜமாவும் அவங்க மன அழுத்தத்துல வர்றாங்க அப்டிங்குற பட்சத்துல, நான் உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசுவேன். முக்கியமா என்கிட்ட வர்றவங்க இந்தக் காதல் தோல்விக்காக வந்து உட்கார்ந்து பொலம்புவாங்க <laughs> எ எனக்கு இருக்குற பிரச்சனைக்கு இவங்கள்ட்ட போய் வந்து சொல்லுவாங்க. நான் செத் எனக்குச் செத்துரலாம்னு இருக்குதுடா அப்டிம்பாங்க. <laughs> ஏனா, இதுக்கு நானே அல்ரெடி எவ்ளோ பிரச்சனையில உட்கார்ந்துட்டுருக்கேன். அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட போய் போ சாவு போ. காதல் பண்ணும் போது என்ட்ட வந்து கேட்டா செஞ்ச காதல் பண்ண, அப்டினுட்டு கேட்கவும் முடியாது. ஒண்ணும் கேட்கவும் முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல நம்ம ஆறுதல் சொல்லிதான் ஆகணும்.
சரி. <laughs> ம், சரிங்க. அ. ம். <laughs> அ. அப்டி. முடியாது. ஆமா. கண்டிப்பா. இப்போ இந்த மாரி ஒருத்தர் வந்து என்கிட்ட நான் மனஅழுத்தமா இருந்தாலும் பரவால. இவங்க வந்து என்கிட்ட பேசினாங்கன்னா, நான் அவங்ககிட்ட நான் பேசுவேன். அவங்களுக்கு நான் கம்பெனி குடுப்பேன் நானு. அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நான் போக்குவேன். இல்ல, அவங்க சும்மா என்கிட்ட வந்து "வா ஏதாவது பேசலாம், வா எ எங் அ ஒரு டீ ஷாப்க்கு போய் சாப்பிடலாம், டீ சாப்பிட்டு வரலாம்" அப் அந்த மாரி அவங்களுக்கு அவங்க வந்தா மட்டும் நான் ஒரு முக்கியத்துவம் குடுப்பேன் அப்டின்னா, அந்த மாரி நபர் யாரு? ஏன் எய
நம்மன்ன றோ நான் புது அ பர்டிகுலரா இவுங்க வந்தா அப்டின்னு இருக்க மாட்டேன். பொதுவா இந்த ஒருத்தர் ஒரு சிலர் வந்து அந்த மனக்கஷ்டம், அதாவது என்ட்ட வந்து நெறைய பேரு பொலம்புவாங்க. அந்த மாரி மனக்கஷ்டத்துல அவங்க வந்து என்க்கிட்ட பேசுறாங்கன்னா அந்த நேரத்துல கண்டிப்பா நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பேங்க. ஏன் அப்டின்னா? அவுங்க கஷ்டத்துல இருக்கும்போது நான் நல்லா அவுங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன். அவுங்களுக்கு நெறைய வழிகள் சொல்லுவேங்க.
ம். சரிங்க. ஓஹோ. ம். அ, சரிங்க.

உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பவுண்ட்ரிலாம் இல்லேங்களா! அதாவது நம்ம இவுங்க இந் நம்ம இவுங்கட்ட தான் பேசணும். இவுங்கட்ட தான் பேசக்கூடாது. இவுங்களுடைய க ஆ பிரச்சனைகள்லாம் நம்ம காது குடுத்து கேட்கலாம். இவுங்களோட பிரச்சனை நம்ம காது குடுத்து கேட்க வேண்டாம். அப்பிடின்னு ஏதாவது ஒரு பவுண்ட்ரி உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்களா?
நான் அந்தமாரி பெருசா யோசிக்க மாட்டேங்க. அ இவுங்கள்ட பேசணும், இவுங்க கூட பேசக்கூடாது. அப்பிடி இருக்க மாட்டேன். இந்த விஷயம்னா பேசணும், இந்த விஷயன்னா பேசக்கூடாது. அந்தமாரி வேணா நினைப்பேங்க.
ம். ம். ஓ! சேரிங்க. ம்.
இப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் என்னதான் மன அழுத்தத்தில இருந்தாலும், நான் கல்லூரியில படித்திட்டு இருக்கேன். அங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா யாராவது பேசுறாங்க அப்பிடின்னா நான் கண்டிப்பா ப்ராஜெக்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஆ. ம். ஓஹோ! சேரிங்க.
அந்த நேரத்தில அவன் வந்து நான் மன அழுத்தத்தல இருக்கிறேன். நான் வரமாட்டேன்றது கண்டிப்பா சொல்லக்கூடாது.
ம், ம், ம். சேரிங்க.
ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ப்ரொஃபஷ்னல் வேற, வேற பர்சனல் வேறன்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பா. ம்.
என்னுடைய பெர்சனல் மன அழுத்தத்துக்காக நான் ப்ரொஃபஷ்னல் லைஃப்ல உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது.